அந்த நேரத்துலருந்து என்னடா இது! எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அது அது எனக்கு என்ன தோணுச்சுன்னா! நம்மளுக்கு இவ்ளோ பெரிய எஃபோர்ட் தேவையா? அதுதான் எனக்கு வந்து அந்த நேரத்தில தோணுச்சு.
ஏங்க! என்னங்க நீங்களே இப்பிடி சொன்னீங்கன்னா, உங்க காதல் எவ்வளோ ஒரு வலிமையானதுங்கிறதுனால அவுங்க அப்பிடிலாம் பண்ணியிருக்காங்க. உண்மையிலயே படத்தில கூட இந்தமாரிலாம் நான் பாத்ததே கிடையாது. இந்த சீன் வைக்கவே இல்ல எதுலயுமே. சரி.
<chuckles> ம். ஏங்க. அப்படி <laughs> அ அப்பிடிதாங்க அந்த நைட்டு வேற. நான் இரவு வேலைக்கு தான் போனேன். ஒரு 9:00 மணி அஹ, 7:00 மணி இந்தமாரி தான் சாயந்திரம் வேலைையில. ம். அதுக்கப்புறம் இப்ப வந்து நீட்றாங்க. எனக்கு ஒ ஒண்ணுமே புரியல. என்னடா அது ப விட்டுட்டு போனவன் திருப்பி வந்து நீக்கிறான், அப்பிடின்ற மாரி. அப்பிடிதான் கேள்விகள் வந்துச்சு. அத வாங்கலாமா! வேணாமான்ற ஒரு தயக்கம் வேற. அது எப்பிடியோ வந்து சரி பையன் நல்ல பையந்தான் திருப்பி மீண்டும் நம்மளோட காதல் உருவாச்சுன்னு சொல்ட்டு நான் வந்து ஓகே சொல்லிட்டு. அது வந்து என்னோட காதலா மாறி, அப்புறம் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் படி, படியா நான் வந்து
சரி. ம். சரி. சரி. சரி, ஓ. ம். எப்பிடி தெரிஞ்சுச்சு? ஒத்துக்கிட்டாங்களா?
ஏன்னா, எங்க வீட்ல வந்து எனக்கு கொஞ்சம் வயசு கூடன்னு சொன்னேன்ல. அப்போ வந்து எங்க வீட்ல திருமணம் வந்து ன் பாப்பாங்கள்ல. ஆ அப்ப அதுலதாங்க நான் வந்து இதாயிட்டேன். லாக் ஆயிட்டேன். என்னன்னா, எங்க வீட்ல பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாப்பிள பையன் வீட்ல. அதுவும் மாப்பிள பையன்லாம் சொல்ல முடியாதுங்க ஒரு அப்ப அம்மா அப்பலாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு செட்டில்டான ஒரு ஃபேமிலி, அந்த பையன்மாரி தானே பாபப்பாங்க. ம். அப்பிடி பார்க்கிறப்ப. ஒரு சொட்ட தலங்க முடியல <chuckles> முடியியே இல்ல அவருக்கு. அ மண்டையில. அந்த மாதிரி இருந்து பாத்தோனே எனக்கு வந்து வேணாமா, வேணாமான்ங்க. நீ வந்து வாழ்க்கையில நல்லா இருக்கணுமா இப்பிடி பிரைன் வாஷ் பண்ண மாட்டாங்க. போய் சொன்னேன். ஃபோன்ல இந்தமாரி தைரிய வார்த்த சொல்லு. இந்தமாரி நான் காதல் பண்றேன் நான் இவரும் ஆனா செட்டில் கொஞ்சம் இதா வீடு அப்ப தான் கட்டி முடிச்சாங்க. இந்த எம்-என்-சி நிறுவனத்தல வந்து வேல பார்த்துட்டு இருந்தாரு. நல்லதான் இருப்பாரு. ஆ அந்தமாரி இருந்துச்சு. இந்தமாரி பொறுமையா எடுத்து சொன்னேன் அவுங்கள்ட்ட. அவுங்களும் வந்து ஒரு 2 நாள், 3 நாள் வந்து பேசாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவுங்களே புரிஞ்சுகிட்டு. சரி பையன் வீட்ல பேச சொல்லு. அ திருமணத்த உடனே வைக்கிற மாதிரி அப்பிடின்ற மாரி எங்க வீட்ல முடிவெடுத்து
ஆமா. ஓ! ஐயோ! ஆமா. பாப்பாங்க. ம். ம். ம். ஐய்யய்யோ! அ. அய்யய்யோ! ம். சரி. ம். சரி. ம். ம். ம். நீங்க சொல்லிட்டீங்களா, அம்மாட்ட?
ம். சொல்லிட்டேங்க. ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்து காதல் திருமணமா? அதனால பிரச்சன இல்ல.
ஓ! அப்பறம் என்னங்க, சரி. ம்.
<laughs> ஆ பையன் வீட்ல தாங்க ரொம்ப போராட்டமா ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அப்பதான் வீடு கட்னாங்க. அந்த கடன்கள் இருந்துச்சு. பையனு
சரி. ஆ ஒத்துக்கிட்டாங்களா?
அவுங்க வீட்ல வந்து இன்னும் 3 மாசம்ன்ற மட்டும் தான் தெரியும். வயசு ஓ! வயசு வித்தியாசம். இப்போ வரையுமே அது தெரியாது ஆனா <chuckles> இப்ப வரையுமே ஓடிட்டு இருக்கு.
ஓ! அப்பிடியா? சரி. வ அப்புறம் ஜாதக நோட்டெல்லாம் பார்ப்பாங்களே!

அப்படியா? அய்யய்யோ! ம்.
ஆமா. இவுங்களுக்கு என்னான்னா, அவுங்க வந்து அவுங்க மாட்டு அவுங்கள கூட மட்டும் தான் நம்ம பேசணும். அவுங்க தங்கச்சி கூடயோ, அவுங்க நண்பர்கள் கூடயோ, யார் கூடயும் பேசக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் போல இருக்குது. அது எனக்கு தெரியல. இவரே வந்து ஒரு நாள் வந்து இல்ல எனக்கு
ம். ம். அவரு கூட்டிட்டு வந்த தங்கச்சி தானே!
ஆமா. <laughs>
அப்புறம் என்னாங்க? அதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தானே! ஆரோக்கியமான விஷயம் தானே! நாத்தனாரு வேற உங்களுக்கு.
அது தானே! அதுதாங்க. அது நம்மளும் எதார்த்தமா தான் பேசுறோம். எ அது என்னாதுன்னே என்னாதுன்னே தெரியலங்க. இப்ப திருமணமானதுக்கு அப்புறமே அப்படிதாங்க சொல்றாங்க. <laughs>
ம். அப்படியா? இது என்னாங்க வித்தியாசமா இருக்கு? <laughs> ம்.
<laughs> ம். அதுதான் யாரும் ஒட்டாம இருக்கற மாரி தான் நம்பள பேசுவாங்க. ஆனா இவுங்க என்னமோ அவர் கூட மட்டும் தான் நம்ம பேசணுமாம். சவகாசம் வச்சுக்கணுன்ற மாரி நெனச்சுக்கிறாரு. என்னான்னு தெரில! ஒரு வேள அவரோட அ சீக்ரட்ஸ்லாம் ஏதோ தெரிய வருமோ என்னமோ? அதனால இப்படி பண்றாங்களா? என்னான்னு தெரியல. அப்டி எல்லாம் கேட்டு பாத்துட்டேன். ஆமாமா. ம். அப்படியேதாங்க போச்சு. அப்புறம் பிரிவு ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமேலு திருப்பி வந்து என்னோட வேலை வந்து அவுங்க வீட்டு பக்கத்திலேயே வேற அமஞ்சுச்சா. நல்லா வலுவாயிடுச்சு. அ அடிக்கடி நான் வந் நான் ஏ நான் வரது அவரே பாத்துட்டு ஒரு நாள் வந்து அந்த திடீர்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு, இந்த டான்ஸ்லாம் ஆடி ரோட்ல ஆடுவாங்கல்ல, திடீர்னு வந்து! அந்த டியூடு படத்த மாதிரி. அந்த மாரி எனக்கு வந்து நடந்துச்சுங்க. எனக்கே ஷாக்க என்னடா நமக்கு இவ்ளோ ஒரு இது தேவையா? அப்படின்ற மாரி ஒ ஆமாங்க.
ம். இனிமே சீக்கிரட்டு தெரிஞ்சு என்னங்க பண்ண கல்யாணம் பண்ணியாச்சு! ம். ம். ம். ஆ. சரி. ஆமா. ஆமா, அ. அப்படியா? என்னா நடந்துச்சு?
அதான் திடீர்னு வந்து ஒரு 4, 5 பசங்க வந்து ரோடுல ஆடிட்டு இருந்தாங்க. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் அப்ப தான் ஸ்கூட்டில போயிட்டுருக்கேன். திடீர்னு வழிமறிச்சு இந்த மாரி திடீர்ன்னு வந்து, எங்க எங்க வந்து ஆடிட்டு இருக்காங்க. யார்ரா அது? ம் ஆ, யார்ரா அது இப்டிலாம் ஆடுறாங்கன்னு பாத்தா அப்புறம் பின்னாடி இருந்து வந்து இவுங்க வந்து இந்த ஒரு இ என்னாது தங்க மோதரத்த வந்து அப்டியியே குடுத்தாங்கங்க. ஏதோ படத்துல இருக்க மாரி
அப்புடியா அ. சரி. ம். என்னாங்க இது? என்னான்னவோ இது படத்துல நான் பாக்கலையே! சரி! ம்.

அவுங்க மாமனார், மாமியார்ல்லாம்?
ஆ ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்டி பையன் இப்டி போற மாரி இருந்தா அவுங்க எப்டி? அப்பறம் வளச்சு ஒரேடியா நாங்களே வச்சுக்கிட்டோம்ன்னா, அவுங்களக்கு இதாயிரும்ல. ஆ, பயம் வந்துரும்ல! அதனால அவுங்களும் வந்து ஒத்துக்கிட்டாங்க. அப்பா கிட்ட பேசுனாங்க இந்த மாதிரி செரின்ட்டு ஆனா, 1 வருஷம் எங்களுக்கு அவகாசம் ஏன்னா, அவரு வந்து வெளிநாட்டுல வேலை பாத்துட்டுருந்தாரு. அவரு வரத்துக்கு 1 வருஷம் ஆகும். அந்த அக்ரிீமென்ண்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு, அதனால அப்டின்னா! செரி இந்த 1 வருஷமே போர்கக்கலங்க. கட்டவே டிரஸ் எடுக்க, அது எடுக்க, இது எடுக்க எல்லாத்துக்கும் போர்க்களமாயி, எப்டியோ வந்து திருமணமும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எங்க வீட்ல எல்லாம் கைய எடுத்து கும்பிட்டாங்க அந்த. அ கோயில்லருந்து, "கடவுளே எப்டியாவது திருமணத்த நடத்தி முடிச்சு வச்சிட்ட, ரொம்ப நன்றி" அப்டின்ற மாதிரி. பெருமூச்சு வுட்டாங்க ம்.
ஆமா. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ம். சரி. சரி சரி. ம். அ. சரி. கண்டிப்பா கண் போராட்டமா இருந்திருக்கும் அப்பன்னா?
ஆமாங்க. அதுவும் இந்த ரெஜிஸ்டர்ல சைன் பண்றப்ப. அங்கேயும் வேற அந்த டேட் ஆஃப் பர்த்து ஐயய்யோ! நானும் அவங்களும் முழி <laughs>
ம். ஆமாங்க, ஆமாங்க. அது என்னா பண்ணீங்க, அப்புறம்?
நாங்க கைய வச்சு மறச்சுக்கிட்டு நான் இந்த சைடு மறச்சுக்ட்டேன் அவுங்க இந்த இடத்துல போடுங்கன்னு சொல்லிட்டு, கைய காமிச்சு. ஒரு கைய மேல வச்சுட்டு, ஒரு கைய இந்த எடத்துல ம். எ சாட்சிய மறச்சு வச்சு முடிச்சாச்சு. <laughs>
ம். ஆத்தி! அ. ஐயோ! அப்பா! பெரிய விஷயம் தான் உண்மையிலே. இப்ப நீங்க இத சந்திச்சீங்கள்ல, வ் அதாவது மொதல் மொதல் சந்திப்புன்னு சொன்னீங்கள்ல? 2 பேரும் ஒரே ஊர்க்காரவங்களா?
ஆமாங்க. ஆமாங்க. ஒரே ஊர் தான். ஆனா வந்து இந்த ஏரியா வந்து வேற.
சரி ஏரியா வேற. அ அது எப்டி, உங்களுக்கு வந்து இந்த மாரி ஒரு சந்திப்பு? அ ஸ்டார்ட்டிங்ல வந்து எப்டி சந்திச்சீங்க?
ம்.